ஓ! அவரு தான் இந்த பாட்ட பாடுனாராங்க?
இல்ல, இல்ல. <tsk> அந்த படத்துல நான் சொல்றேன். பாடல, அந்த படத்துல அவர் பாடுனதுதான் வந்து அதனால அப்படியே நிக்குது எனக்கு. உ ஏன்பா உன்னால பாடகணா நடிக்கலாம் முடியுமாப்பா? அப்படிங்கிற மாரி நானா நடிச்சுக்கிட்டு அது அப்படியே அது அப்படியே நிக்குது மைண்ட்ல.
ஓ! சேரி, சேரி. ஆ. ஆ. புரியுது, புரியுது. <laughs> ஆ புரியுது, புரியது. இப்போ நீங்க பழைய பாடல்கள்லாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடுச்சு போய் இருக்கு. ஆண்டுகளாக இவ்வளவு இவ்வளவு ஆண்டு ஆயிடுச்சு அப்படினும் போது அது இன்னும் இருக்கு. அந்த மாரி புது பாடல்களிலே எது உங்களுக்கு அ பிடிச்சுயிருக்குமான்னு தெரில. ஏன்னா அந் நீங்க பாடற பாட்டு எல்லாம் கேட்கும்போது அவ்ளோ அ அருமையா அ இருக்கு. அந்த பாடல்கள்லாம். அப்பிடின்னு போது இப்போ வந்து அந்த மாதிரி பாடல்கள்லாம் வரது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அப்படி உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சு ஏதாச்சும் ஒரு பாட்டு இருக்கா? இப்போ புதுசா வந்த ஏதாவது ஒரு பாடல்?
நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. இருக்கு. புது புதுசா வந்த பாடல்கள் நான் அவ்ளோ நான் சொல்ல மாட்டேன். ஒரு 2015 16 வாக்கில வந்த ப படம் ஒண்ணு இருக்கு. 14 வாக்கில ஒரு வந்த ஒரு படம். "வேலையில்லா பட்டதாரினு" ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல என்னான்னு கேட்டீங்கன்னா, ஆ ஒரு பாடல் வரும். ம் "அம்மா அம்மா நீ எந்தன் அம்மா, உன்னை விட்டா வேறாரு அம்மா. எங்கே போனாலும் நானும் வருவேன். அ மாத்தி பாடிட்டேன். அம்மா பாடுற மாதிரி பாடிட்டேன். ரைட்டு. அது என்னன்னா, அம்மா இருக்கிறவரையும் அந்த வழி தெரியாது. அம்மா போனதுக்கு அப்புறம் தான் அந்த வழி தெரியும்ங்கிற அந்த பாடல் பறைசாற்றும் விதமாக அமைந்த பாடல் அது. அவரு உறைஞ்சு போயிருப்பாரு. அம்மா இறந்து போயிட்டு அவங்கள கா காரியம் பண்ணதுக்காக, அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அது கூட தெரியாம அவர் அப்படியே உறுஞ்சு அங்கேயே உக்காந்துட்டு இருப்பாரு. அப்படியே கான்கிரீட் மாரி, அப் அது என்னனா, போகக்கூடாதுங்கறதுக்காகலாம் அதுக்கு முந்தின கதைக்களத்தில என்ன வரும்னா? திரைக்கதையில, அம்மா அற விட்டுருப்பாங்க. அப்பாவ வந்து அவ மரியாதையா பேசினதுக்காக அம்மா அற விட்டுருப்பாங்க. அதனால அம்மா கூட நான் பேசவே போறதில்லனு சொல்ட்டு கோவமா இருப்பாரு. நிச்சயமா சொல்றேன். அந்த படம் பார்த்த அத்தன பேருக்கும் 2 சொட்டு கண்ணீர்களாவது கண்டிப்பாக வரும்.
ஆ. சரிங்க, சரிங்க. ம். பரவால. ஆமாமா. ஆ சரிங்க. <laughs> சரிங்க. ம் கண்டிப்பா, கண்டிப்பா. வரிகள். கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. பேசக்கூடாது ஆ அ.